ஆ சேரி அப்டின்னு சொல்லிட்டு, ஏன் எங்க என் கொழந்தைக்குல்லாம் பண்ணவே இல்ல. ஏன் அந்தக் கொழந்தைக்கு மட்டும் பண்றீங்கன்னு சொல்லிக் கேட்டா, "அப்ப எங்களுக்குத் தெரியாது. இப்பதான் எனக்குத் தெரிய வந்துச்சு. அதனால பண்றோம்." அப்டிங்கற மாதிரி சொன்னாங்க. "சேரி போ. எதோ அது கொழந்தை தான் நல்லா இருந்தா சரி" அப்படிங்கற மாதிரி சரின்னு நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கான நாள் எல்லாம் வந்து பாத்து சொல்றேன்னு சொல்லிச் சொல்லிருந்தாங்க. "சரி பாத்து சொல்லிடுங்க. நாங்க என்ன வெளியூர்ல இருந்து பயணம் பண்ணிட்டு வரணும்." எங்களுக்குப் டிக்கெட் எல்லாம் சரிப்பட்ட முறையில கெடைக்காது. முன்கூட்டியே சொன்னா மட்டும் தான், எங்களால என்ன பண்ண முடியும்னா? டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த நேரத்துல வந்து சொன்னீங்கன்னா, டிரைன்லயுமே டிக்கெட் கெடைக்காது. பஸ்லயுமே டிக்கெட் கெடைக்காது. ரொம்ப கஷ்டமாயிடும் எங்களுக்கு. மாறி மாறிப் போற மாதிரி ஆயிடும். அப்டிங்கிற மாதிரி ஆயிடும், 12 மணி நேரம் போக்குவரத்து எங்களுக்கு. போறதுக்கு 12 மணி நேரம், ரிட்டர்ன் வர்றதுக்கு 12 மணி நேரம் ஆயிடும்.
அ. ஆ, சரிங்க சரிங்க. ஓ! சரிங்க சரிங்க. ம், சரிங்க. ஓ! சரி சரி. ஓ! சரிங்க சரிங்க. ரொம்ப தூரு தொலைவுல தான் இருக்காங்க. ம்.
ஆமா. அதனால வந்து எனக்கு முன்கூட்டியே சொல்லிடுங்க. அப்படிங்கற மாதிரி நான் சொல்லி வச்சிருந்தேன். சேரி அப்டின்னு சொல்லிச் சொல்லிருந்தாங்க. இதுக்கு எடையில என்ன பண்ணிருக்காங்க அப்டின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, மேல வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. வீடு கட்டிட்டு கிரகப்ரெ என்ன பண்ணிட்டாங்க. மேல வீடு கட்டிட்டு இருந்தது எல்லாம் நல்லாவே தெரியும். என்ன பண்ணிருக்காங்க அப்டின்னா, கிரகபிரவேசம் வந்து வச்சிருக்காங்க. அது எனக்குத் தெரியவே தெரியாது. எங்கள்ட்ட சொல்லவே இல்லங்க.
ம், சரி. ஆ, சரி. ஆ. ம், சரிங்க. ஓ! அதச் சொல்லலை. ஆ சரிங்க, சரி.
இத்தனைக்கும் என் வீட்டுக்காரர் தான் மூத்த புள்ள.
ம் சரி, சரி.
அவருக்கு அடுத்தது தான் வந்து என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிப் பாத்தீங்க அப்படின்னா, அவர் தம்பி. 2டே பேரு தான். அப்டி இருக்கும்போது இவர்ட்ட சொல்லனுமா இல்லையா? சொல்லவே
ம் சரி. ஆ. அ சரிங்க, சரிங்க. ம். கண்டிப்பா சொல்லணும் தானே. ஆ.
சொல்லவே இல்லங்க. அப்ப வந்து
உங்க மாமியார், மா மாமனாரு உங்கட்ட சொல்லலையா? ம், ஆனா அவங்களாம் பேயிருக்காங்க. ஆ, எல்லாரும் பேயிருக்காங்க.
சொல்லல. எல்லாம் கூட்டுக் கலவாணிங்க. அவுங்க எல்லாரும் ஒரே ஊருதாங்க. அந்த என் மாமனார், மாமியார் இருக்குற வீட்டுல தான் மாடியில கட்டி, இந்த மாதிரி கிரகபிரேசம் வக்கிறாங்க.
ஓ! ஓ! அவுங்க வந்து உங்க மாமனாரு, மாமியார் கூடதான் இருக்காங்க.
ஆமா. என்ன பண்றாங்க. மேல வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கறதுல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். கட்டுறாங்க. நானும் அங்க அப்பப்போ போவோம் இல்லையா? அதனால கட்டுறதுல்லாம் எனக்குத் தெரியும். ஆனா வந்து அந்த நாள் அன்னைக்கி தான் வந்து, ஏதோ ஆயுஷ் பூட்ட்ரியோ, இல்ல இல்ல. ஏதோ ஆயுஷ் ஹோமம்ன்னு சொல்றாங்க. அந்த ஹோமம் பேரு ஆயுஷ் ஹோமம்ன்னு சொல்றாங்க.அதாச்சும், அந்தச் கொழந்தைக்கு வந்து 1 இயர் வந்து பர்த்டே. அதாச்சும் அந்த நட்சத்திர பர்த்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வரம்போது, அந்த ஆயுஷ் ஆயுஷ் பூட்தி ஆயுஷ்ஹோமம்ன்னு சொல்றாங்க. அது வந்து வளக்குறதான். அது வந்து என்னமோ புதுசா ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. அது பத்தி எனக்குப் பெருசா ஐடியா இல்ல. என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் கூட அது கிரகபிரேசம் அப்படிங்கறத சொல்லணுமா? வேணாமா? சொல்லவே இல்ல.
ஓ! சேரி, சேரி. ம். ம், சேரி, சேரி. ஆ, சேரி, சேரி. ஆ, சரிங்க, சரிங்க. ஓ! சரி சரி. சரி. சரிங்க. ஆ. ம். அதாவது 2 மே ஒரே நாள் வச்சிருக்காங்களா, இல்லனா வேற
ஒரே நாள் வச்சிருக்காங்க. ஒரே நாளே வச்சிருக்காங்க, எங்களுக்குத் தெரியாது. எனக்குத் தெரிஞ்சது ஆயுஷ் ஹோமம் மட்டும் தான் எனக்குத் தெரிஞ்சது.
ஓ!